நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு செயல செய்யறப்ப, அதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் நல்ல அனுபவமாவோ, இல்ல கெட்ட அனுபவமாவோ அந்த மாரி கத்துக்குவோம். அதே மாரி பயணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத விஷயம். ஏதாவது ஒரு வகையில நாம எங்கேயாவது பயணம் செஞ்சுகிட்டே தான் இருப்போம். அந்த மாரி ஒங்களோட பயணங்கள்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க?
ம். ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து மொதலெல்லாம் வந்து பயணத்தில வந்து ஈடுபாடு இல்ல. ஏன்னா மொதல்ல ஆரம்ப காலத்தில. ஏன்னா, ஒரு எடத்துக்கு போறோம் அப்டின்னா, வந்து பேக் தூக்கிக்கணும், கொழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள எடுத்துக்கணும், நடக்கிறப்ப அது எல்லாத்தையும் தூக்கிட்டு நடக்கணும். அங்கங்க ஒரு பேருந்தோ இல்ல, ஒரு கார்லயோ வந்து மாறி மாறி போணும். அது ரொம்ப அலுப்பா இருக்கும். அது வந்து அ ரொம்ப சுத்தி நம்ம இந்த அலுப்பெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு எடத்துல போய் நிக்கும்போது "அப்பாடா உட்காரலாமா?" அப்டின்னு இருக்கும். சுத்தி பார்க்கணும்ன்னே தோணாது, அப்டின்ற மாரி எனக்கு ஒரு எண்ணம். ஏன்னா ஒரு 2 3 பயணம் எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அத வந்து நான் விருப்பப்பட்டு போல அந்த பயணத்துக்கு. அதனால வந்து வேலைக்கு போவேன் வருவேன். எங்கேயாவது பக்கத்தில போறோம் வர்றோமா அவ்வளவுதான். பெருசா பயணம்லாம் நான் வந்து மேற்கொள்ள மாட்டேன். ஆனா, வந்து எங்க குடும்பத்தோட வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நில வந்து இருந்துச்சு.
ம். ஓகே. "மாறி மாறி மாறி மாறி போணும்" ம். ம். ஹ்ம். ம். சரி. ம் சரி. ம். புரியுது ம். சரி, சரி. இந்த சூழ்நிலை வந்து எப்படி வந்து, முக்கியமான யாராவது கூப்பிட்டாங்களா? இது வந்தே ஆகணும் அந்த மாதிரி அப்படினு போ போனீங்களா?
அதாவது. ம். இது எங்க எங்க கணவருக்காக நான் வந்து ஒரு ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு "மணாலி, சிம்லா போகலாம்" அப்படினீட்டு நாங்க வந்து போனோம். எங்க கொழந்தையோட பெறந்த நாளுக்காக போனோம். சரி குழந்தையும் வந்து கூட்டிட்டு போலாம், காட்லாம் அப்படின்ற மாரி இருந்தோம். நாங்க வீட்ல காலையில எழுந்திரிப்போம், சமைப்போம், வேலைக்கு போவோம், வருவோம். அப்பப்ப நடுவுல பேசுறோமா ஏதோ ஏதோ முக்கியமான விஷயங்கள் அப்படினா பேசுவோம். அப்புறம் மறுபடியும் இரவு வந்து நாளைக்கு என்ன சமைக்கிறது தேவையானதோ அத எடுத்து வப்போம். ஆளுக்கு ஒரு வேலை வந்து பிரிச்சு செய்வோம். "உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இருக்குமான்னு?" கேட்டிங்கன்னா, இருக்காது. அதுவும் குழந்தைங்க இருக்கிற வீட்ல கண்டிப்பா வந்து இருக்காது.
"புரியுது புரியுது புரியுது புரியுது" ம். ஓகே. சரி. ம். புரியுது.
அவனு ஒருத்தர் கொழந்தையை பாத்துக்கும்போது, ஒருத்தர் வீட்டு வேலையை பாப்பாங்க. இப்ப கொழந்த வந்து வீட்டு பாடம் பண்ணுது அப்படின்றப்போ, இன்னொருத்தங்க மத்த வேலைகள பாப்பாங்க. இந்த மாரி தான் இருக்கும். உக்காந்து பேசுறோமான்னு கேட்டோம்னா, ஒரு நாளைக்கு கிடையாது. ஆனா, சில நேரங்கள்ல நடக்கும். அதாவது, இந்த சனி, ஞாயிறு நேரங்கள்ல நடக்கும். அப்பவுமே அடுத்த வாரத்துக்கு என்ன? வ் வேலைகள வந்து சுலுவா வச்சுக்க முடியுமோ, அதெல்லாம் செய்ற மாரி இருக்கும். இப்படி இருக்கும்போது, நாங்க இந்தப் பயணத்துக்கு போகும்போது தான் நான் தெரிஞ்சுக்கினேன். இந்த வாட்டி பயணம் வந்து, கொஞ்சம் எளிதா வந்து எங்க கணவர் வந்து இது பண்ணியிருந்தாரு.
ம். சரி சரி. ம். ம். ன்னா. அவர் முன்னாடியே திட்டமிடுதல் பண்ணிட்டாரு. எங்க போவணும்? எங்க பாக்கணும்? அதற்கான டிக்கெட். இந்த புக்கிங் எல்லாம், ஒரு மாரி கொஞ்சம் தெளிவா பண்ணிட்டாரு இல்லைங்களா? இந்த இதில.
ஆமா. ஆமா, ஆமா. அதாவது ஸ்மூத்தா 4 சக்கர வாகனத்தில வந்து போற மாதிரி. ஏன்னா, எனக்கு தான் வந்து சொன்னேன் இல்லையா, இறங்கி, இறங்கி ஏற்னது வந்து அலுப்பா இருக்கும். அதுவும் கொழந்தைய வச்சுகிட்டு
ஆ பல்வேறு இடங்கள்ல மார்றது ஒரு மாரி, எல்லாத்தோடையும் போறப்போ, அதுவே ஒரு பயணக்களைப்ப வந்து உருவாக்கிரும் உங்களுக்கு. அந்த இதில.
ஆமா. அப்படின்னு இருந்ததுனால, இவரு வந்து பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து நாங்க வந்து யாரு உன்னொருத்தவங்க வந்து அதாவது ஒரு பயணத்தின் பொழுது நம்ப குடும்ப உறுப்பினர வந்து வண்டி ஓட்ட சொல்றது வந்து, நம்ம அவுங்களோட வந்து நேரம் செலவிட்றதுக்கு பத்தாது. ஏன்னா அவுங்க வந்து ஓட்டுறதில கவனமா இருப்பாங்க. அவுங்க வண்டி ஓட்டி வாகனம் ஓட்டி வந்து கொஞ்சம் டயர்டா இருப்பாங்க. அப்போ நம்ப கிட்ட பேச மாட்டாங்க. நமக்காக நேரத்த வந்து செலவிட மாட்டாங்க. அப்படின்றது வந்து எங்களுக்கு, இன்னொரு பயணத்தில வந்து நாங்க வந்து புரிஞ்சு வச்சிருந்தோம். அதனால இவரு வந்து என்ன பண்ணாரு, ஒரு அதாவது வண்டி ஓட்டுவாங்க இல்லையா? அவுங்கள ஒரு
ம். ம். ஆ, ம். சரி சரி. ம். ஆமா இந்த வண்டி ஓட்டுற டிரைவர்ஸ் வந்து போட்டுட்டாங்க. அந்த இதுக்கு நல்ல இது. நல்ல பிளானிங் தான் ம், ம்.
ஆமா. அவரு வந்து வச்சு, அவரு வந்து ஓட்டுவாரு. நானு, என் கணவரு, எங்க கொழந்தை வந்து, பின்னாடி உக்காந்துக்கிட்டு அந்த இடத்த வந்து, போற மாரி. போற வழி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் வந்து வாகனத்திலயே பயணிக்கிற மாதிரி இருக்கும். மலைக்கு மேல.
ம். புரியுது, புரியுது. ம்.
அந்த மாதிரி மலைய சுத்தி, சுத்தி போற மாரி இருக்கும்போதுதான், நாங்க நெறைய விஷயங்கள் பேசினோம். நானும் என் கணவரும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து அன்னைக்கு இவங்க இப்படி சொன்னாங்கல்ல, அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க? அவங்க இப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல, நம்மளும் இப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல, நம்மளும் இப்படி பேசியிருக்க கூடாதுல்ல, நிறைய விஷயங்கள ஏனா எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எவ்வளோ நேரம் வந்து வேடிக்க பார்க்க முடியும்? அப்ப எங்களுக்குள்ள நெறைய விஷயங்கள் நாங்க பேசிக்கும்போது தான் புரிஞ்சிக்கிட்டோம். எங்களுக்குள்ள வந்து எவ்வளோ வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு? எங்களுக்குள்ள வந்து ம்.
ம். சரி. ம். ம். புரியுது. ஆமா. அதாவது, அந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப்புங்கிறது தேக்கி வச்சிருந்த எல்லாம் மொத்தமா அதற்கான ஒரு இடம் கெடச்ச மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சுருச்சு, அந்த இடத்துல. ம். ம்.
ஆமா, கண்டிப்பா. இவ்வளோ நாள் நம்ம வந்து என்ன இது தப்பு பண்ணிட்டோமே, பெருசா வந்து பயணிக்காம இருந்திருக்கிறோமே, நம்ம இந்த மாரி அப்பப்ப போயிருந்தா நமக்கு நேரம் கெடச்சிருக்குமோ, வேலைகளெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு பண்ணியிருந்திருக்கலாமோ, அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப தோணி வருத்தமா இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பயணம்னா என்ன முக்கியம்? அதுவும் எங்க குழந்த பார்த்தீங்கனா, வீட்ல இருக்கும் பொழுது ஓரளவுக்கு இருப்பா. வெளியில வந்து குதிக்கிறா. வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு.
ம். ம். சரி, சரி. ம். சரி. ம். <laughs> அதாவது, இந்த குழந்தை தானா அந்த குழந்த! அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இல்லைங்களா? இந்த இதுல.
ஆமா. ரொம்ப சந்தோஷம். அவளோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து முடிவு பண்ணேனா, அவருக்கு வந்து எப்பவுமே பிடிக்கும். நான் தான் வந்து கொஞ்சம் தட்டி கழிக்கிற மாதிரி, நான் முடிவு பண்ணே இனிமேட்டு வந்து என்னானாலும் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சி இந்த மாரி வந்து ஒரு பயணம் வந்து ஆமா, நமக்குன்னு வீட்ல இருந்தோம்னு வையுங்களேன், வீட்டு வேலையே தி மறுபடியும், மறுபடியும் செஞ்சிட்டிருப்போம். நான் அப்படிதான்.
ம் ம். ம். சரி. புரியுது. ம். ம். எங்கயாவது போகணும். ம். சரி. ம். ஒரு இயந்திர கதியில ஒரு இயந்திர கதியில போகும். அதாவது இது பண்ணணும், அது பண்ணணும், அடுத்து என்ன சமைக்கணும்? அப்படிங்கிறது தான் ஓடுமே தவிர, வந்து ஒரு நின்னு நிதானமா என்ன நடக்குது? அப்படினு கூட உங்களால உணர முடியாது. அந்த இதில.
ஆமா. ஆமா. கண்டிப்பா, இப்போ எனக்கு 4 நாள் விடுப்பு இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன் வீட்ல. அந்த 4 நாள் வீடு வந்து சுத்தம் பண்ணலாமா? இந்த துணிய அலசி போடலாமா? இந்த கடைக்கு போய் இத வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாமா? அப்படியே அந்த 4 நாள் எப்படி போகுதுன்னே தெரியாதுங்க. ஏதோ ஒரு வேல பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பேன். நம்ம இது,
சரி. ம். ம். சரி. அதாவது, அந்த ந 4 நாள் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, அது மொத நாள் லீவு இருக்கு அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள, 4 வது நாள் இரவு வந்துரும். லீவு முடிஞ்சுரும். அந்த இதில. ம்.
ஆமா. இப்போ வேலைக்கு போறப்போ காலையில சமைக்கிறதே மதியம் சாப்பிடுவோம் இல்லையா? இப்ப வீட்ல இருக்கும்போது, அப்பப்போ சூடா செஞ்சு சாப்பிடலாமோ! அப்படின்ற மாரி அப்பப்ப சமைக்கும்போது வெகுநேரம் வந்து இந்த கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து எனக்கு இந்த வித்தியாசம்லாம் வந்து புரிய ஆரம்பிச்சது. இப்போ நம்ம ஒரு எடத்துக்கு போறோம் அப்படின்றப்போ, இன்னொருத்தவங்க சாப்பாடு நமக்கு எடுத்துட்டு வந்து வப்பாங்க. அது ஒரு ஹோட்டலோ இல்ல ஏதோ ஒண்ணு. அப்ப நம்ம வந்து காலையில எழுந்திரிப்போம், சாப்பிடுவோம். வேற ஒரு அறையில இருப்போன்றதுனால வேற ஒரு ஊரில. நமக்கு எந்த வீட்டு வேலைலாம் இருக்காது. முழுக்க, முழுக்க குழந்தைக்கு என்ன பண்றது? கணவரோட என்ன பண்றது? எங்க போலாம்? அப்படின்றது தான் யோசிப்போம். இல்லையா?
ம். ம். ம். உர், சரி. ம். புரியுது. ம். ம். ஆ. அதுவே வந்து ஒரு பெரிய மாற்றம். ஏனா, இந்த ஒரு "மூக்குத்தி அம்மன்னு" ஒரு படம் வரும். நீங்க பார்த்திருக்கீங்களானு தெரியல. அதில பார்த்தீங்கனா அந்த ஒரு பொண்ணு மட்டும் வீட்ல உட்கார்ந்து எல்லாருக்கும் சமச்சுக்கிட்டே இருப்பா. அந்த அம்மன்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் சொல்றப்ப, அந்த இவர் போய் கதாநாயகன் கேட்கிற கேப்பாரு. என்ன அவருக்கு தங்கச்சி என்ன வேண்டும்னு கேட்டோவுடனே. "எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் லீவ் வேணுமா?" அப்படினு சொல்லி கேப்பாங்க. அது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய சொந்த தேவைய புறக்கணிச்சு அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குங்கிற இப்ப நீங்க சொல்றப்ப எனக்கு அது ஒரு வழியா நல்லா தொடர்பு படுத்தி பார்த்துக்க முடியுது. அந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வந்து மன நிறைவா இருந்திருக்கும் அப்படிங்கிறது. அந்தது.
ஆமா. ஆமா. ஆமா. கண்டிப்பா, எனக்கு எப்ப பார் பார்த்தீங்கன்னா, நான் வீட்ல இருக்கும்போது கொஞ்சம் எறிபுரி அதுவும் சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா, எரிபுரி எரிபுரின்னு கத்திட்டே இருப்பேன். எதுக்கு கத்துறேன்னு எனக்கும் தெரியாது. <laughs>
ம். ம். அது வ <laughs> அது ஒண்ணும் இல்ல. நாம வந்து <tsk> நமக்கு தெரியும் அந்த வேலைய நாம தான் பண்ணணும்னு. ஆனா, அத தொடர்ந்து ஒரு மாரி அது மோனோட்டனி அப்படினு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல. தொடர்ந்து நாமலே பண்ணி, பண்ணி, பண்ணி, பண்ணி அது ஒரு கட்டத்தில, நாம இயந்திர மாரி மாறிடுறோமா. <chuckles> அந்த மன அழுத்தத்த எப்படி வெளியே வரதுனு தெரியாம, சும்மா சம்மந்தமில்லாம எங்கேயாவது வந்துகிட்டு இருக்கும் அந்த இதுல. ம்.
ஆ. கண்டிப்பா. அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நம்ப எதுக்காக கத்துறோம்? நம்ப ஏன் இங்க வந்து கத்த மாட்றோம்? அப்படினு ஏன் மேல வந்து எனக்கே ஒரு புரிதல் வந்தது.
ம். சரி. ம். <laughs> புரியுது, ம்.
அதாவது எழு அன்னைக்கு காலையில எழுந்து, சீக்கிரம் சமச்சுட்டு கொழந்தைக்கு சாப்பாடு கட்டிட்டு, சீக்கிரம் வேலைக்கு ஓடணுமே, அப்படின்ற விஷயம் அங்க இல்ல.
ம். ஆமா.
மெதுவா எழுந்தா பரவால்ல, நமக்காக யாரோ சமைப்பாங்க. அழகா சாப்ட்டுட்டு, போய் சுத்தி பாத்துட்டு வரலாம். அப்படின்ற ஒரு நிதானம் வந்து, எனக்கு புரிஞ்சுது. நம்ம எங்க தப்பு பண்றோம்ன்றத, நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அத வந்து, நான் எப்படி திருத்திக்கலான்னு யோசிக்க ஆரம்பிச்சன். காலையில எழுந்து இது பண்றதுக்கு, நம்ம வேணா ஏன் வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்க கூடாது! "ஒரு ஆள் வச்சுக்கிட்டு, அவுங்க சமைச்சாங்கன்னா, நம்ம காலையில நிதானமா எழுந்து, நம்ம கெளம்பி, கொழந்தைக்கு அன்பா ஊட்டி, கொழந்தய கெளப்பிட்டு நம்ம போலாமே." அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சோம். அப்ப வந்து வீட்ல
ம். பரவால்ல. ம். ம். ம். அதாவது, உங்களுக்கு இப்ப தான் வருது. இந்த இது வந்து, நாம வ நேரம் தான் ரொம்ப முக்கியம், நம்மள பாத்துக்கிறது தான். ஏன்னா, இந்த வேலைகள் என்னைக்கும் முடியாது இல்லையா? நீங்க பாக்குற வேலைகள் என்னைக்குமே. ம்.
ஆமா. நான் சமைக்கலன்னா, இன்னொருத்தர் சமைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் என் கொழந்தய பாத்துக்கலன்னா, இன்னொருத்தர் வந்து ஒரு அம்மா பாத்துக்குற மாரி, பாத்துக்க முடியாது. இல்லையா?
புரியுது. நிச்சயமா முடியாது. அந்த இதுல.
அதுவும் இந்த நேரம், அவுங்களுக்கு வந்து, ஒரு அன்பான வார்த்தைகள், அன்பா என்னாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. காலையில எழுந்து, எனக்கும் பட, பட படன்னு ஓடணும், ஓடியாறணும் அப்படின்ற மாரி இருக்குல்ல. அத்
ஆமா. நீங்க ஒரு நிதானத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால அவுங்க சொல்றதையும் கவுனிக்க முடியும். அத வந்து ரசிக்க முடியும். உங்ககிட்ட அந்த நிதானம் இல்ல அப்படிங்கறப்ப வந்து நீங்க எல்லாத்தையும் ஏதோ செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறகாக இந்த எங்க அம்மா எப்டினா, ஒரு சின்ன கடிகாரம் வச்சிருப்பாங்க சமையல் கட்ல இருந்து, நடு ரூம்ல பாத்தா இருக்கும். அந்த கடிகாரத்த பாத்துக்கிட்டே ஓடுவாங்க. அந்த மாரி தான், எல்லாரும் இங்க. இல்லையா? இந்த
ம். ம். ஆமா. அதேதான், எங்க வீட்லயும் அந்த நடு ரூம்ல இருக்கும். அத பாத்துக்கிட்டே வந்து, "இதுக்குள்ள சாதம் வடிச்சாச்சா, இதுக்குள்ள சாப்பாடு கட்டியாச்சா, இதுக்குள்ள குளுப்பாட்டியாச்சா? இது, இதுக்கு மேல போச்சுனா இதுவாயிடுமே." கடகடன்னு, போய் குளிங்க. அப்படி, இப்படின்னு கத்திட்டே இருப்பேன்.
ம். புரியுது. இது வந்து ஒரு ஒரு பதட்டத்துலேயே வாழ்ந்துக்குட்டு இருப்பீங்க. அந்த இதுலயே.
அது வந்து அங்க. ஆமா. அந்த காலைல எழுந்திருக்கும் போதே ஒரு பதட்டத்தோட எழுந்திருப்பேன், ஐயோ! மணி ஆயிடுச்சே 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சே அப்டின்னிட்டு. அது உண்மையான நான் யாரு? அப்டின்றத நான் அங்கதான் உணர்ந்தேன்.
ம். புரியுது. இந்த பயணம் அப்டிங்குறது வந்து உங்களோட மற்றும் உங்களுக்குள்ளேயே வேற ஒரு ரசனைகள்லாம் இருக்கு அப்டிங்குறது அங்க தான் வெளிக்கொண்டு வந்துருக்கு. உங்களுக்காக.
அம். எங்க கணவருமே வந்து அப்ப புரிஞ்சுகிட்டாரு. இவ ஏன் காலைல மட்டும் கத்துறா? அப்படின்றது வந்து. அவர் அப்ப வந்து புரிஞ்சுகிட்டாரு. எங்களுக்குள்ள வந்து
ம். <laughs> <inhales> ஐயயோ! குருக் சொல்லுங்க, சொல்லுங்க. ம்.
ஒரு நல்ல இது வந்து புரிஞ்சது. அதுக்கு அப்புறம் அவரே சொன்னாரு. நம்ம வந்து வேலைக்கு ஒரு ஆள் வெச்சுக்கலாம். காலைல எழுந்து செய்றதுக்கு. அப்ப வந்து உனக்கு வந்து கொஞ்சம் அழுத்தம் வந்து குறையும். மத்த வே ஆமா. அப்டின்னு சொன்ன உடனே எனக்கும் அதுதான் சரின்னு பட்டது. அதுக்கப்புறம் நாங்க தேடி ஆள் வந்து வச்சோம்.
ம். ம். சரி. ம், ம். பனிச்சுமையும் குறையும், அந்த இதுல. ம், ம். சரி, சரி.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னொன்னு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டைம் மேனேஜ்மென்ட். அது எவ்ளோ முக்கியன்னு, நான் அன்னக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மறுநாள் நாங்க வந்து, ஒரு இடத்துக்கு போறதா வந்து, அ, இது. அந்த ஐட்னரி ல இருக்கும் இல்லயா!
ம். ஓகே. சரி. ம். புரியுது. ஒரு பர்ட்டிகுலரு பார்க்கோ! அந்தமாரி போகணுனு, பிளான் பண்ணி. அந்த இதுக்கு.
ஆமா. அந்த ட்ரைவர், அவரு இருக்காரு இல்லயா! அவரு வந்து சொன்னாரு. அம்மா நீங்க வந்து, ஒரு 7:30 மணிக்குள்ள, சரியா ரெடியா இருங்க. நான் வந்துர்றேன். லேட்டா போனா வந்து, என்ன நடக்குனு தெரியாது. அதாவது மல சரிவு ஏற்படலாம். மழ பெய்யலாம். மழ, மழை இல்லாதப்பயே வந்து, நம்ம போயிடலாம், அப்பிடின்னாரு. நான் நான் வந்து அவர் கெடக்குறாரு. அவர் அப்பிடி தான் சொல்வாரு. அப்பிடின்ட்டு, நான் என்னோட இதூவுக்கு ஏத்த மாரி, ஒரு 9:00 மணிக்கு வந்து ரெடி ஆயி நின்னேன்
ஆமா. ம். ம். ம். ம். ம். என்ன வேணா நடக்கும். ம். சரி. ம். என்னங்க இது, அநியாயமா இருக்கு. 7 1/2 ஒரு எ 8 8 1/4 பரவால்ல. 9 க்கே போயிட்டீங்க. சேரி விடுங்க, சொல்லுங்க, அ.
<laughs> ஒரு எட்ர, எட்ர, எட்ர 9:00 இருக்குங்க. நாம மட்டும் அவுங்க அப்பிடிதான் சொல்லுவாங்க. அப்ப தான் வந்து, நம்மள வந்து சீக்கிரமா சுத்தி காட்டிட்டு, அவங்க ஈவினிங் சீக்கிரம் வீட்டுக்கு போவாங்க, இல்லயா!
அ. சேரி, சே அ, அவுங்கரெல்லா அவுங்க வந்து ஒரு கொஞ்சம், பணிச்சுமை இல்லாம இருந்துகுலாங்கிறக்காக சொல்றாங்கன்னு நீங்க நெனச்சுட்டீங்க. ம். ம்.
அவுங்க அப்பிடிதான் நெனைப்பாங்க, அப்பிடின்ற மாதிரி. நான் ஆற, அமற கெளம்புனேன் அதுக்கு ஏத்த மாரி, நான் போற வழில பாத்தீங்கன்னா, மல சரிவு வந்துருச்சு. எப்பவுமே
ம். ம். அச்சச்சோ! நீங்க, நீங்க கடக்க வேண்டிய எடத்தில, இல்லேங்களா? அந்த இதில, சரி, சரி, அ.
ஆமா. ஆமா. எப்பவுமே வந்து, அங்க அடிக்கடி மல சரிவு வரும். சொன்னாங்க. ஆனா நான் வந்து பெருசா பொருட்படுத்தல
ம். ம். ஏதோ சும்மா பயமுறுத்த சொல்றாங்க அப்பிடிங்கிறமாரி நெனச்சுட்டீங்க நீங்க. ம், ம்.
அது வந்து ஆமா, பொருட்படுத்துல. அங்க போய் பாத்தா மலை சரிவு வந்து நின்னு போச்சுங்க வண்டி. அதாவது அங்கங்க வண்டி இருக்கும், அவங்க வந்து சுத்தம் பண்ணி, அரசாங்கம் விட்டா தான் போக முடியும். அங்கங்க வண்டிகள் இருக்கு. ஏன்னா, அது எப்பயுமே வரக்கூடிய இடம் தான் மலைச்சரிவு.
ம். புரியுது. ஒரு அது நீங்க அந்த இதுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்களா? முன்னாடியும் கல்லு, பின்னாடியும் கல்லு அந்தமாரி மாட்டிக்கிட்டீங்களா?
அப்போ தான் பின்னாடி இல்ல, முன்னாடி நாங்க முன்னாடி போக வேண்டிய இடத்துல கல்லு. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் வே வழி மாதிரி தான்.
ஆ. ம். புரியுது, புரியுது.
திரும்பிலாம் நம்ம வந்து வர முடியாது. அது கிளியர் பண்ணி
ஏன்னா உங்களுக்கு பின்னாடி நெறய வாகனங்கள் அணிவகுத்து நிக்கும். அந்த இதுல. அந்த இதுக்கு பின்னாடி. ம்.
ஆமா. அவ்ளோ தாங்க. அப்பதான் வந்து அந்த அண்ணா வந்து என்ன பாத்து திட்ட ஆரம்பிச்சாரு. ஏம்மா! நான் சொன்னேனே! நீ கிளம்புனியா? எனக்கு தெரியாதா? நான் இவ்ளோ நாளா இங்க வண்டி ஓட்றேனே, அப்பிடின்னு. நான் அப்டியே மூஞ்சிய மூடிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருந்தேன்
ம். <laughs> <laughs> அவரு என்ன சொல்ல முடியும்? நீங்க அந்த இடத்துல சரிண்ணா! சரிண்ணா! விடுங்க அப்பிடின்னு தான் சொல்ல முடியும் <chuckles> அந்த இதுல. அதுக்கு மேல 1 ம் பண்ண முடியாது. ம்.
<laughs> <laughs> அப்பதான் புரி அன்னக்கி ஐட்னரியே வந்து அப்பிடியே சுத்தமா ஆல்டர் ஆயிப்போச்சு.
அடி அடிபட்டுரும். மொத்தமா என்ன ஒரு தரமிருந்தது இங்க போலாம், அங்க போலான்றதது. அப்புறம் மனமும் ஒருமாரி மாறிரும் இல்ல, அந்த இதுல அது பாக்க.
ஐயோ! இவ்ளோ தூரம் செலவு பண்ணி வந்துட்டு, நம்ம எதுவுமே பாக்கலயே! அப்பிடின்றமாரி ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமா போயிடுச்சு. வேற என்ன பண்றது? அப்ப தான் தெஞ்சுக்கிட்டன். அதுவும் வெளியலாம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன்! நம்ம கரெக்டா அவுங்க சொல்ற நேரத்துக்கு ரெடியா இருக்கணும். அப்ப தான் எதனா தப்பு நடந்தா கூட நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்க முடியும் என்ன இத்தன மணிக்கு வர சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் காட்லயே அப்பிடின்ட்டு. என்னால அன்னக்கி ஆமா, அவரு ஆமா. அ அது ஒரு விஷயம் வந்து நான் நல்ல பாடமா கத்துக்கிட்டேன். இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பேன். எங்கன்னா ஒன்னுனா எனக்கு அந்த மல சரிவு தான் ஞாபகம் வரும் <laughs>
ம். ம். ம். ம். ஆமா, இந்த சூழ்நிலையில ம் ஒன்னும் கேக்க முடியலயில, அந்த இதுல. நிச்சயமா. ம். ம். <laughs> ம், புரியுது, புரியுது. இப்ப இவ்ளோ நேரம் வந்து இந்த பயணம் அப்பிடிங்குறது உங்களது ஒரு கோபமான எண்ணத்துலருந்து, எதனால அந்த கோபம் வருது? எப்பிடி அத வந்து சரி பண்ண முடியும்? உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இருந்த அந்த ஒரு நல்ல உதாரணங்களோட, அழகா எடுத்து சொன்னீங்க. உங்களுடன் பேசியதற்கு மிகவும் மகிழ்ச்சி. நன்றி!
கண்டிப்பா. உங்களோட பேசுனதுல எனக்கும் மி மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் பேசுவோம். நன்றி!
நன்றி!